ஆமா. அப்போ அந்தக் குழந்தையேவே சரியான நேரத்துல தூங்க வச்சுட்டா தான், நமக்கு அந்த 'நல்ல தூக்கம்' அப்படீன்ற ஒரு ரொட்டீன் ஆகும், குழந்தைக்கப்பறம். அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்குங்களா?
தூக்கம் கெடைக்கும். கண்டிப்பா, கண்டிப் ஆ கண்டிப்பாங்க. அதாவது என்ன சொல்லணும்ன்னா, நாங்க வந்து 10 மாசம் வரைக்கும் குழந்தை வந்து ரொம்ப அ <tsk> ஸ்ட்ரக்குல் பண்ணோம். ஏன்னா அது அந்த அந்த டைம் வரைக்கும் தொட்டில்ல தான் போட்டு ஆட்டுற மாரி எங்க சிட்சுவேஷனும் இருந்துச்சு. நாங்க அ வீடு வந்து ஷிப்ட் பண்ணோம். ஒரு வீட்டுலருந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிப்ட் பண்ணோம். அப்பப் பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல தொட்டில் கட்டுறதுக்கான ஃபெசிலிட்டி இல்லாம போயிடுச்சு. அப்ப வந்து, "நம்ப பக்கத்துல படுக்க வச்சா தான் தூங்குவாங்க." அப்படீன்ற மாரி கட்டாயத்துக்கு நாங்க வந்துட்டோம். அப்ப வந்து நாங்க அந்த 1 மாசம் பழக ஆரம்பிச்சோம், லைட்லாம் ரொம்ப டிம் லைட்டு போட்டுருவோம். இந்த டைம்ல தூங்க ஆரம்பிச்சா, இந்த டைம்ல தான் எந்திக்கிறோம்ன்ற மாரி அவன நாங்க அ <tsk> பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். நாங்களும் படுத்துருவோம். நாங்க முழிச்சிட்டோம்ன்னா அவன் வெளையாட ஆரம்பிச்சிருவான். அதுனால நாங்களே முழிச்சிட்டாலும் கண்ணை மூடிட்டு படுத்திருப்போம். அவனுக்கு ரொம்ப பசிக்குது, இல்ல வேற எதாச்சும் இஷ்யுன்னா மட்டும், நா நாங்க எந்திச்சு என்னன்ற மாரி பார்ப்போம். "ஓகே, அவனுக்குப் பசிக்குது" அப்படீன்னா, அத ஃபீட் பண்றது அந்த மாரி வேலைய பாத்துப்போம். பாத்துட்டு அதுவும் கண்ணை மூடிக்கிட்டே பண்ற மாரி. நா இ முழிச்சிருந்தோம்ன்னா, "அவன் எந்திச்சு விளையாட ஆரம்பிச்சிருவான்." அப்படின்னு தெரிஞ்சதுமே நாங்க அப்படி பழகிட்டோம். அது அது வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு 1 1/2 வயசுலேருந்து இப்போ ஒரு 3 1/2 வயசு ஆயிடுச்சு. அதுவரைக்கும் அவன் வந்து இன்னும் வரைக்குமே, நைட்டு ஒரு 12ன்னே வைங்களேன். ஒரு 11, 12ன்னு வைங்க. அந்த டைம்ல படுத்தான்னா, அதோட மார்னிங் 9ஓ கிளாக் தான் எந்திச்சுப்பான். அந்த மாரி அவன் நடுவுல எந்திக்கவும் மாட்டான். ஆ இம் <tsk> எ எமர்ஜென்ஸி அப்படின்னபோது மட்டும் கொஞ்சம் எழுப்புவான். ஆனா அங் கொ பாத்ரூம் அந்த மாதிரின்னா கூட்டிட்டு போயிட்டு, கூட்டிட்டு வருவோம், அவ்வளதான். மத்தபடி எதுக்கும் அவ்வளவு பவர் ஆஃப் ஆனா எந்திச்சுப்பான். "அ அய்யய்யோ போச்சாடா!" அப்படீன்ற மாரி எந்திச்சுப்பான். நாங்க கூட்டிட்டு போயிடுவோம்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ. ம். ம்ஹ்ம். ம்ஹ்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ. ம்ஹ்ஹ்ம். ஓ. ம்ஹ்ம். ம்ஹ்ஹ்ம். ம்ஹ்ம். ம். ஹ்ம். ஹோஹோ. ஆஹா, அது தான்.

விட்டுட்டா அது ரொம்ப டார்க்கா இருக்காது. லைட்டா இருக்கும். அதையும் வந்து எப்படின்னா? ரொம்ப நம்ம மூஞ்சிக்கு நேரா அடிக்காம, சைடுல வந்து பீரோ இருக்கும். அதுக்கு பக்கத்துல போட்டு விட்டுட்டோம். அதனால, அ வெளிச்சம் வரும்! ஆனா, அது எங்குன் எங்குளுக்கு நேரா வராது. அப்படின்ருக்கும்போது, சீக்கிரமா நம்மளுக்கு அது ஒரு தூக்கத்தை கொண்டு வந்துரும். நம்ப எவ்வளோ டயர்டா இருந்தாலும் நம்ப படுக்குற ரூம் கொஞ்சம் டிம்மா இருந்தா தான் நம்மளுக்கு சீக்கிரம் தூக்
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம்.
கம் வரும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதனால
நிச்சயமா நிச்சயமா. நெறைய பேருக்கு வந்து இந்த அ இந்த லைட் இந்தலைட்டே எரியாம, அ இருட்டா இருந்தா தான் எனக்கு நல்லா தூக்கம் வரும். கொஞ்சம் லைட் இருந்ச்சுனாலும் எனக்குத் தூக்கமே வராது அப்டின்னு சொல்லி நெறைய பேர் சொல்வாங்க. ஆனா குழந்தைங்க இருக்கும்போது நம்ம அப்படி பண்ண முடியாதுல! ஏதாவது சின்னதா ஒரு லைட் போட்டு வைக்கணும் தானே! இல்லனா அவங்க பயந்துருவாங்க. டக்குன்னு நைட்ல முழிச்சு பாத்தாங்கன்னா, ரொம்ப இருட்டா இருக்கும்போது அவுங்க பயப்படவும் செய்வாங்க. அதனால சின்ன வெளிச்சங்கள், நமக்கு இருக்கணும். அதுக்காக வந்து அந்தப் பச்சை நிறம், அந்த ப்ளூ நிறத்தில இதுலல்லாம் வந்து அந்த அந்த மின்விளக்குகள் எரியவிடும்போது, அந்த ரூமே கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். அது போக இந்தச் சிகப்பு கலர் லைட்டு, இதெல்லாம் வந்து, நமக்கே வந்து, ரொம்ப ஒரு வார்மான ஆன ஒரு அந்த உணர்வ குடுக்குந்தானே?
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா கண் கண் கண்டிப்பா. கண்டிப்பா கண் கண்டிப்பா. கண்டிப்பாங்க.
ம்ஹ்ம்.
ஆனா எனக்கு என்னான்னா, அந்த ரெட் கலரு, ப்ளூகலர்லாம் போட்டா <tsk> ஏதோ ஒரு தலைவலி வர மாரி இருக்குங்க. ஏன்னா, ஒரு மாரி ரூமோட கண்டிஷனே ஒரு மாரி ஒரு ஒரு மாரி டிம்மா ஒரு மாரி, வேற ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்க மாரி இருக்கும். அதனால, அந்த கலர் லைட்ஸ் நான் யூஸ் பண்ண மாட்டோம். அ எல்லோ லைட்டு இல்லாட்டி வொயிட் அது வொயிட்டையுமே, வொயிட்டா தெரியாது நம்ப டேப் கொஞ்சம் நாங்க சுத்தி வெச்சுட்டனால, அது வந்து வேற ஒரு கலர்ல இந்த மாரி இருக்கும். அ பேபிக்கு முன்னாடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டா இருக்கணும். ப்ளாக் அண்ட் ப்ளாக் அப்படி இருந்தாதான் தூக்கம் வரும். ஆஃப்டர் பேபி அப்படி பண்ண முடியாதுன்றதுக்காக, இப்போ அந்த லைட் செட்டிங் பண்ட்டோம். ஆனா பையனுக்குமே நாங்க அத இது பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு பிரைட்டா இருந்தா அவனுமே தூங்க மாட்டான். மார்னிங்கா இருக்கட்டுமே. அவன் தூங்க மாட்டான். அவ்வளோ சீக்கிரமா. அந்த ரூம்ல கொண்டு போய் அவன படுக்க வச்சு, அந்த ரூம் ஃ புல்லா க்ளோஸ் பண்ணிட்டா இருட்டா ஆயிடும். டிம் ஆயிடும். அந்த லைட்ட போட்டா அவன் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல தூங்கிருவான். இல்ல அவன் மார்னிங் டைம்ல வெளிய ஹால்ல அந்த மாரி படுக்க வச்சா, அவன் சுத்தமா தூங்க மாட்டான். அந்தனால நாங்களும் அதுக்கு அடாப்ட் ஆயிட்டோம். சரி இந்தக் குட்டிலைட்டு குழந்தைக்காகப் போட்டேதான் ஆகணும் அப்படின்ற மாரி அந்தத் குட்டி லைட் போட்டு அப்டியே தூங்கற மாரி ஆயிடுத்து. அந்த மாரி இந்த மாரி கண்டிப்பா.
ஓ. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ. ம்ஹ்ம். ஹ்ம். ம்ஹ்ம். அ அ ஹ. ஓ. சரி சரி. ம்ஹ்ம். ம் ஹ்ம் ஹ்ம். ஆ. அருமை அருமை. ஆனா, இப்போ இப்போ அதான் இப்போ என் நெறையா பேருக்கு என்னான்னா, இந்தக் குழந்தைக்கு முன்னாடி, குழந்தைக்கு அப்புறம் அப்டின்னு 2 வகையா பிரிக்கலாம். குழந்தைக்கு அப்புறம் வந்து, "அந்த நல்ல தூக்கம் அப்டின்ற ஒரு வார்த்தை எங்க இருக்கு?" அப்படின்னு கேக்குற மாதிரி ஆயிரும். ஏன்னா, குழந்தைங்க வந்து மிட் நைட்ல அழுகும். இல்லன்னா நைட்டு தூங்கவே தூங்காது. பகல் ஃபுல்லா தூங்கிட்டு நைட்டு 1:00 மணி 2:00 மணி ஆக்கி விட்டுருவாங்க. நமக்குச் சரியான தூக்கம் வரும். இல்லன்னா, நம்ம அப்ப தான் தூங்கப் போவோம். அப்போ வந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இப்ப அழுகுறாங்கன்னா, அது வேற. பட் நைட்டு வந்து ரொம்ப நேரம் லேட்டா தூங்குறாங்க தானே! 12:00 மணிக்கு, 1:00 மணிக்கு, அப்டின்னு அவ்ளோ லேட்டா தான் முழிச்சிருந்துட்டு தூங்குவாங்க. அப்போ வந்து ஒரு தரவ என்னுடைய கயனிக்கிட்ட நான் கேட்டப்ப, அவுங்க என்ன சொன்னாங்க அப்டின்னா, எ எங்களோட அந்த வ குழந்தைப் பாக்குறவங்க பீடியாட்ரிசன்ட்ட கேட்டப்போ, அவுங்க என்னா சொன்னாங்கன்னா, இப்போ இந்த இது சர்க்கஸ்லாம் பாத்துருக்கீங்களா? ஒரு 5அறிவு விலங்க அப்டி எவ்ளோ அழகா ட்ரெயின் பண்ணி அவுங்க அவங்க சொல்ற பேச்செல்லாம் கேக்க வைக்குறாங்க! ஒரு கொழந்தைய உங்களால ட்ரெயின் பண்ண முடியலையாமா? அப்படின்னு எங்கள்ட கேட்டாங்க. ஆ
கண்டிப்பா. கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா பா கண்டிப்பா கண்டி கண்டிப்பா கண்டிப் ஆ. கண்டிப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. உண்மை அதுதாங்க.

பொதுவா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆரோக்கியத்தோட அந்த முக்கியமான ஒரு விஷயமே சரியான தூக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல தூக்கம் தான், நல்ல உடல்நலத்த வந்து மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லி பொதுவான ஒரு கருத்து. அது உண்மையும் கூட. அப்படி ஒரு நல்ல தூக்கம் வேணும்னா, நம்மளோட ரொட்டீன்ன வந்து நம்ம எப்படி வந்து வச்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அ உங்களுடைய அனுபவங்கள்ல என்கிட்ட பகிர்ந்துக்கிறீங்களா?
கண்டிப் நான் எ எப்படி சொல்ல வரேன்னா? இப்போ எனக்கு வந்து எப்டின்னா நல்லா தூக்கம் வரணும் அப்டின்னா, நான் ஃபர்ஸ்ட்டு காலையில, பகல் டைம்ல எங்கேயுமே தூங்கக்கூடாது. தூங்க மாட்டேன். அந்த மாதிரி தான் வச்சுக்கணும்னு பார்ப்பேன். அ ஏன்னா, எனக்கு பகல்ல நம்ம தூங்கிட்டோம்னா, எனக்கு வந்து நைட்டு சுத்தமா தூக்கம்ன்றது கொஞ்சம் கூட வராது. அதனால நான் என்ன பண்ணுவேன். மோ மோர் ஓவர் வந்து பகல்ல வந்து தூக்கமே வந்தாலும் தூங்காம இருக்கிறதுக்கு என்னலாம் பண்ண முடியுமோ? அத ஃபர்ஸ்ட்ட் என்னால முடிஞ்சத நான் பண்ணிப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி, டீ அந்த மாரி இது
ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆனா இப்படி இந்த பகல்ல வந்து நல்லா காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சுருவோம். பகல் ஃபுல்லா ஏதாவது வேலா இருக்கும். இந்த மதிய நேரங்கள்ல சாப்ட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவ்வளோ தூக்கம் வரும். அப்ப எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றது? அதுக்கு எ ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களேன்?
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. அது ஆனா எனக்கு என்ன ஒரு எங்க வீட்லயும் சரி என் ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லாரும் சொல்லுவாங்க. நான் மதிய தூங்க போறேன். மதியம் தூங்கிட்டேன் அப்டின்னுவாங்க. எனக்கு அந்த மாரி ஒரு தூக்கமே வந்தது கிடையாது. அது ஏன் என்னோட பிறவிலருந்தே அது ஒரு பிரச்சனையா என்னன்னு எனக்கு தெரியல. வீட்லயும் கேட்பாங்க அம்மாலாம். அப்ப "ஏன் நீ மட்டும் ஏன் இப்படி பேய் மாரி முடிச்சே இருக்க? நான் ம மதியல்லாம் நாங்க எல்லாரும் தூங்கிட்டோமே! நீ மட்டும் ஏன் இப்படி சல சல நடந்துகிட்டு வச்சுக்கிட்டு இருக்க, பேய் மாரி" அப்டின்ற மாரி கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா அது ஏன் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா ரொம் கண்டிப்பா. அ.
ம்ஹ்ம். ஓ! அஹ. ம்ஹ்ம். இது ஆக்ச்சுவலி .பொதுவா எனக்கு எப்படி ஒரு அனுபவம் அப்படின்னா, அ எப்பவுமே சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூல்குக்கு போயிருவோம் பகல் ஃபுல்லா. அப்ப நைட் வந்து தூங்குவோம். அது வேற. ஆனா, இந்த கோடை காலங்கள்ல தானே மாசம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மாசம், ஒரு 2 மாசம் வீட்ல இருப்போம். நல்லா வெயில் எடுக்கும். வீட்ல இருந்தா நான் எங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போயிருவேன். தெருவுல செம்மையா வெயில்ல எப்டி எல்லாம் விளையாடுவோமா! "இவ்ளோ வெயில்ல விளையாண்டுகிட்டே இருந்தா அம்ம போட்டுருவோம். அதுன்னு சொல்லி பேசாம தூங்க, பேசாம தூங்க" அப்டின்னு சொல்லி எங்க அம்மா சொல்லி சொல்லி. எனக்கு அந்த தூக்கம்ன்றது வந்து அப்படியியே பழகிருச்சு. அப்போ வீட்ல இருந்தா பகல நம்ம தூங்கணும் போல. அப்படின்ற மாதிரி ஒரு மனசு எனக்கு ஆழ் ஆழ் மனசுல யாரும் ஏறங்கி சொல்லியிருக்காங்க. அப்டின்ற மாரி ஆயிருச்சு. அந்த தூக்கம் வந்து எனக்கு ஸ்டில் ஃபாலோயிங் <chuckles> மாரி எனக்கு ஆயிருச்சு. ஆனா நீங்க தூங்க மாட்டேங்கிறீங்க பாருங்களேன். பகல்ல அதுதான் ஆச்சரியம்.
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டி கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பாங்க. எனக்கு என்னன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போதுலருந்தே